ஆமா. ஆமாங்க. ரொம்ப அதிகமாவே இருக்கும். நம்மளுக்கு நம்ம கூட, கொஞ்சம் வந்து சமாளிச்சிக்கலான்னு இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்லயா! அவுங்களுக்கு ஒன்னுனா நம்மளால சமாளிக்கவே முடியாதுங்க. எந்த மாதிரிலாம் உடைகள வந்து தேர்வு செஞ்சு, சின்ன குழந்தைங்களும், பெரியவங்களும் கிட்டத்தட்ட, ஒரே மாரி தான். எந்த மாதிரியான உடைகள்லாம் வந்து, பருவத்துக்கு தகுந்தாப்ல மாறுவீங்க? மாத்துவீங்க?
அம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. ம். அதாவது பாத்தீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து, இந்த வெப்பமான மாவட்டம்னு சொல்வாங்க. மத்திய மாவட் அ, மத்திய மா மாவட்டங்க. தமிழ்நாட்ல. அப்பிடி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே செஞ்சுரி அடுச்சுரும். ஏப்ரல், மே வந்துச்சுன்னா வந்து, கண்டிப்பா செஞ்சுரி அடுச்சுரும், அந்த வெப்பநிலை. அப்பிடிங்கறப்போ பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல இந்த கோடைகாலத்துக்குன்னு உணவு தயாரிப்புன்னு பாத்தீங்கன்னா, காலையிலயும், மதியமும் பழைய சாதம், முடுஞ்ச அளவுக்கு நாங்க எங்க வீட்ல வேற எதுவுமே வைக்காதீங்க. பழைய சாதம் அந்த நைட்டே, த அந்த நம்ம பழைய சாதத்துக்கு தண்ணீ, தண்ணீ ஊத்தி, அ, கொஞ்சமா மோரு ஊத்தி வச் அ, தயிரோ! மோரோ! எதோ இருக்குறத ஊத்தி வச்சுட்டம்ன்னா, நமக்கு வந்து அந்த வெப்பத்திலருந்து நம்மள பாதுகாக்குறதுக்கு உண்டான வந்து, வழிமுறைகங்க அதுகலாம். ஏனா, எங்கள் எங்களுக்கு பயங்கர வெயிலா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேன் போட்டா கூட, வேர்த்து ஊத்தும்ன்னு வச்சுக்கங்களேன்! அந்தமாரி அனல் காத்தடிக்கும். பயங்கர ஆமாங்க. அதுவும் முக்கியமா இந்த சித்திரை மாசத்துல, இந்த இது அக்னி நட்சத்திரம்லான் சொல்லுவாங்க. ஒரு, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு, ஒரு 15, 18 நாளைக்கு இருக்கும் அது. அது பாத்தீங்கன்னா, அப்பா! வாட்டி வதச்சுருங்க. அதுக்குலாம் என்ன குறிப்பா என்ன சொல்வாங்க? காலையில இந்த டைம்ல இருந்து இந்த இந்த டைம்ல வந்து வெளியில அதிகமா போவாதீங்க, அந்த வெப்பநிலையில. அப்பிடின்னு எங்க வீட்ல வந்து முன்னாடியே சொல்லிருவாங்க.
ம். தா வெப்பமண்டலம். ம். ஓ! சரிங்க. ம். ஓ! ம். தண்ணீ ஊத்தி, தயார் பண்ணி வச்சுக்கணும். ஆமா. தயிர் ஊத்தி கரைச்சிக்கிறது. ஆ. ம். ஓ! அந்த வெப்ப வெப்ப காத்து அடிக்கும். ஆ. ஆமா, ஆமா. ம். ம்.

ஆமாங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெளில எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா, அந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ் மாரி, ஒரு ஜூஸ் 1 போடுவாங்க. அது என் சாத்துக்குடி சாத்துக்குடியா, ஆ சாத்துக்குடி ஜூஸ் போடுவாங்க. அது விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ந நல்லாவும் இருக்கும். ஆமாங்க, அப்டிங்கிறப்ப அது வந்து வீட்டுக்கு தேவ எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்துருவோம் நாங்க.
ம். நல்லாவும் இருக்கும். டேஸ்ட்டாவும் ம்.
யாராவது நானோ இல்ல எங் என்னோட சகோதரரோ யாராவது வெளில போயிட்டு கொஞ்சம் வறோன்னா, முக்கியமா வ இந்த கரெக்ட்டா அந்த மதியம் மதிய டைம்ல வந்து இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப அந்த நேரத்தில அத குடிக்கும்போது இருக்கும் பாருங்க, அந்த குளிர்ச்சிக்கும் அதுக்கும் அப்பப்பப்பா அவ்வளோ ஒரு இதமா இருக்கும் அந்த மாரி ஜூஸ் குடிக்கும்போது.
ஆமாங்க. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கோடைக்காலங்கள்ல இவ்வளோ பிரச்சன இருக்கு அப்டிங்கிறீங்க. மழைக்காலங்கள்ல எப்டிங்க?
ஆமாங்க. மழை காலத்துல பார்த்தீங்கன்னா, கோடை காலம் கூட வெயில சமாளிச்சு போயிரலாணு வைங்க. அங்க அங்க உட்கார்ந்து கூட போயிர்லாம். ஆமாங்க ஆமாங்க. ஆனா அந்த மழை காலத்தில மழ பெஞ்சுகுட்டு இருந்துச்சுன்னா நம்மளால எங்கேயுமே போ முடியாதுங்க.
உசு உசு உசுன்னு சொல்லி சொல்லியே ஓடி போயிலாங்கிறீங்களா? ஆ ம்.
ஏதோ கொட வச்சு நம்ம போறோம். இல்ல ஏதோ ஒரு டிராவல் பண்ணி பஸ்ல ஏன்னா டூ வீலர்ல கண்டிப்பா போ முடியாதுங்க.
கண்டிப்பா. போ முடியாது வாய்ப்பே இல்ல.
ஆமாங்க. ஏதோ நம்ம இந்த ஐப்பசி மாசத்தில பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி சொல்வாங்க. அதாவது இந்த அடமழன்னு 1 சொல்வாங்க. அது பார்த்தீங்கன்னா, நிறுத்தி நிதானமா பெய்யும் சொல்வாங்க. ஆனா இப்ப இருக்க மழை எல்லாம் புயல் வந்து அடிச்சு ஊத்துதுங்க. பயங்கரமா ஊத்துது. அதனால நம்ம
ஆமா. அது, அதுவும் இல்லாம வந்து ஆரஞ்ச் அலார்ட்டு, ரெட் அலார்ட்டு அப்டின்னு சொல்ட்டு சொல்லும்போதே நமக்கு பயம் பயமா இருக்கு.
அதாங்க ஒவ்வொரு பயமா இருக்கு. ஆமாங்க. போறதுக்கே பயமா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமா இந்த கடலோர மாவட்டங்களா இருக்கவங்கலாம் ரொம்ப பாவங்க. ரொம்ப வந்து
அந்த அதுல அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற நேரத்துக்கு வேற மழை பெய்யும். அழகா நம்ம போயிட்டு அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்துக்கலாம். இப்பலாம் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. மழைய பார்த்தாலே அடிச்சா ஒரு அடி அடிச்சு நவுத்துறேங்குதுங்க நான் ஸ்டாப் கொண்டாட்டமா ஆயிடுது இப்பலாம்.
ஆமாங்க. ஆமாங்க. அதாவது நீங்க நீங்க சொல்றது கரெக்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் 2 மாசம், 3 மாசம் தொடர்ந்து டெய்லியும் மழ பெய்யும்பாங்க. ஆனா அந்த மழை யாரையும் வந்து பெரிய அளவுல பாதிக்காதுன்னு சொல்வாங்க. அதாவது இந்த வந்து தூறல் மாரி அந்த மழ பெய்யுன்பாங்க ஆனா அந்த 1 மாசம், 2 மாசம் பெய்ய வேண்டிய மழையே 1 நாள், 2 நாள்ல இப்ப பெஞ்சுடுதுங்க. அடிச்சு பயங்கரமா ஊத்திருது. அப்டி இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா, அந்த 2 நாள் பெஞ்ச மழைக்கு, 10 நாள் நமக்கு வந்து பாதிப்ப உண்டாக்கிட்டு போயிருது. நம்மளால ஒரு அன்றாட வேலைகளை செய்ய முடியாம ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருது.
ம். ஆமா.